<chuckles> ம், ம்.
அப்டிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த அனுபவம். இதில ஒரு ஒரு வேள இது நம்ம குடும்பம் மட்டும் இருந்திருந்தா! அ இந்த பிரச்சனை இருந்திருக்காது. நம்ம போயி எல்லார்கிட்டயும் போய் சொல்ல முடியாதுல்ல! "இத நான் செய்யல. ஆ இது என்னோட எண்ணம் இல்ல. இத அவங்க கேட்டாங்க, நான் செஞ்சு குடுத்தேன்" அப்டிங்கிற மாரி, நான் போய் எல்லார்கிட்டேயும் விளக்கம் குடுத்து, ஆ எப்பயும் வந்து நம்ம அ சொல்லிக்க முடியாதுல்ல ப்ரூஃப் பண்ண முடியாதுல்ல அப்டிலாம். அவங்களே புரிஞ்சுகிட்டா தான். போட்டு
ஓ! ம். ம், ம். கண்டிப்பா, கண்டிப்பா. அதில <tsk> ஆமா, ஆமா. நீங்க சொல்ற விஷயம் ம். ம். நிச்சியமா. அதில என்னனா, இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. என்னானா, இப்ப நீங்க ஒ ஒரு கருத்த சொல்றீங்க அப்டின்னா, ஆ "இவ அப்டி சொல்லிட்டாளாமே" அப்டின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கிட்ட சொல்லுவாங்க. அது இன்னொருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தர்ட்ட போற மாரி வேற மாரி போகும். அங்கே இருந்து இன்னொரு 3வது மனிஷர்ட்ட போறப்ப, அவங்களுக்குள்ளேயே நீங்க சொன்னது ஒண்ணா இருக்கும்! அது ஒரு 4 பேர் கிட்ட போய் வரப்ப. "இப்டி சொல்ட்டாங்கலே" அப்டின்னு சொல்லி அந்த கருத்து ம் மொத்தமா நீங்க சொன்னதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. உங்கள வந்து ஒரு எதிர்மறையா மாட் அ மாத்தி அவங்க மனசுல பதிய வைக்கிறதுக்கு கூட ம், ம்.
ம். அப்டித்தான், அ அப்டிதான் ஆச்சு! நான் நெனைக்கவே இல்ல. தனியா போகணுங்குற எண்ணம் என்னோடது கெடையாது. ஆனா, ஒருத்தர், ஒருத்தரா பேச, பேச, கடைசியில வந்து, "நீதான் சொன்னீயாமே!"
ம். ம். எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்டின்னு சொல்லி,
"நீதான் ஆ நீதான் சொன்னீயாமே? என் பையன், என் மகன் சொல்லலையாமே! அ ஏம்மா, நீ அப்டி சொன்ன?" அப்டிங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஏ ஏன்னா, எல்லார்கிட்டயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, போயி, "நான் நான் சொல்லல, இது எ"அப்டிங்கிற மாதிரி என்னால சொல்ல முடியல. எல்லார்கிட்டயும் போய், ஒருத்தர், ஒருத்தர் கிட்டயும் நான் இதை நான் சொல்லல, சொல்லன்னு சொல்ல முடியல. அவுங்கவங்க அவுங்கவங்க வே என்னா நெனைச்சிக்கிறாங்களோ, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, நம்ம கொ கொஞ்ச நாளு கழிச்சு அ நேரம் தான், அப்ப அவுங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்டின்னு தான் நான் சொல்ணும்.
<laughs> அது சரி. கண்டிப்பா. ஆ, ஆமா. நம்ம ஆ. நிச்சியமா, நிச்சியமா. அதாவது இந்த மாரி சிக்கல்களும் அதில இருக்கு, ஆ இல்லையா? அந்த கூட்டுக்குடும்பம்ங்குறப்ப நம்ம நெனைத்தத, சுதந்திரமா, உடனடியா எதையுமே செஞ்சிர முடியாது. ஆ செஞ்சா ம்.
அப்ப இன்னொன்னும் ஆமா. ஒண்ணு இன்னொன்னு வந்து இப்ப வ மூத்த மருமகள் அப்டிங்கிற பட்சத்தில எப்டின்னா! பொறுப்புகள் ஜாஸ்தியா இருக்குற மாதிரி தான் நான் ஏ, ஏன்னா, அப்டிதான் இருக்கு இங்க. நம்மோட கல்ச்சர் அ கலாச்சாரமே வந்து இவுங்களுக்கு மட்டும் அதிகமான வேல, அப்டிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் இளைய மருமகள்ங்குறனால தப்பிக்கிறேன். நான் அவுங்கள பாக்கும்போது, அப்பா! இந்த இடத்துல நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? இது எல்லா விஷயத்துலயும் அவுங்கள கொண்டு போய் இப்போ ஒரு திருவிழான்னா, மொத்தமும் அவுங்க முன்னாடி நின்னு செய்ற மாதிரி இருக்கு.
ஓ! ம், ம். அஹ்ம். அது ம். அது சரி.